ப 11ம் 12ம் பிறகு. அ. ஆ முடித்த பிறகு இருக்கும்போது நெறைய குழப்பங்கள் உருவானதுனால, என்னால எதுவுமே பண்ண முடியல. சரின்ட்டு அவங்க சொன்னபடி நானும் எடுத்துட்டேன், சுமைகள வந்துட்டு நம்ம தாங்கிக்கலாம். மாத்திடலாம் எப்படியாவது குடும்ப சூழ்நிலைகள அப்படின்ட்டு, அவங்க சொன்னத நான் எடுத்து டிப்ளமா எடுத்துட்டேன். அது எப்படி எடுக்கணும்னா, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்ப வச்சு நான் தே தேர்ச்சி பெற முடியாது, டிப்ளோமோன்றது. ஏன்னா, என்னோடது வந்துட்டு கா காமர்ஸ் அண்ட் அக்கவுண்டன்சி குரூப்னால, என்னால எதுவுமே பண்ண முடியாது. அப்படின்றப்போ, 10ஆம் வகுப்பை வைத்து தான் கல்வி பயில முடியும் கல்லூரியிகள்ல. அப்படின்றப்ப பத்
கல்லூரிகள். ஓ! முடிச்சுட்டீங்க. சரி, சரி. சரி. சரி. ஓ! அதாவது 11ம், 12ம் வகுப்புக்கு நீங்க படிக்காம, நீங்க வந்து 10வது வகுப்பு முடிச்சத வச்சு இந்த டிப்ளோமோ சேரலாம்ன்னு முடிவு பண்ணீங்க.
ஆமாங்க. அத வச்சு தான் சேரவும் முடியும். அதனால அது சேர்ற மாரி ஆயிடுச்சு. அப்போ சேர்றப்ப சேர்ந்துட்டோம். இத வன்ட்டு விட்டுறக்கூடாது தெரியுதோ தெரியுதோ, நம்பளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ! இல்லையோ! அப்படின்றப்ப, நம்ம கண்டிப்பா இத வந்துட்டு மேலிட இடத்தல வந்து வந்து காட்டணும் அப்படின்ட்டு, ஆ எப்படியாவது இந்த 3 வருடத்த வ வருடத்த வந்துட்டு நல்லபடியா முடிக்கணுன்ட்டு, நல்லபடியா முடிச்சுட்டேன். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிஸிடிங்ஷன் எடுத்துட்டு எடுத்து எல்லாமே முடித்தோன, ஆ பெருமையா இருந்துச்சு பெற்றவர்களுக்கு "பரவால்ல என் மான என் பையன் தான் வந்துட்டு முதலிடம் க கல்லூரியிலேயே. அ வந்துட்டு" ஆமாங்க. ஆமாங்க. அப்புறம் ஆசிரியர்களுக்கும் ஆசிரியைகளுக்கும் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு பாராட்டை வந்து குடுத்துது. அப்படின்றப்ப, எல்லாம் முடிச்சுட்டேன். லாஸ்ட்ல என்னாச்சுன்னா நேரங்கள்ல, வேலைக்கு வந்துட்டு தேடுறப்போ, நல்ல ஒரு வேலையும் எனக்கு கிடைக்கல. கல்லூரியில வர கேம்பஸ் இன்டர்வ்யூவும் நல்ல விதமா எனக்கு கிடைக்கல. அப்ப ரொம்ப கஷ்டத்த வந்துட்டு எனக்கு உண்டாக்கிருக்கு. என்னடா இவ்வளோ காச கொட்டி, இவ்வளோ கஷ்டத்துல நம்ம படிச்சோமே! இவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிட்டு வந்தோமே! என்னடா இப்படி ஆயிடுச்சேன்றப்போ, 1 வருடம் வேலைக்காகவே தேடி தேடி என்னோட 1 வருடம் வந்து வீணா போயிருச்சு. அந்த 11ஆம் வகுப்பு, 12 வகுப்பு வந்துட்டு, அந்த 2 வருடமும் வந்துட்டு வீணா போயிடுச்சு. அப்படி அது வீணா போனோன்ன, அத பத்தி யோசிச்சு
சரி, சரி. பரவால்ல. சரி. அப்படிங்களா? டிப்ளமோல. பரவால்லயே! அருமையான விஷயம். சரி. சரி. சரி, ஆமா, அது ஒரு அத பத்தி நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா? இப்போ வந்து இப்ப தேர்ச்சி பெற்றீங்க. அதாவது முதல் மாணவனாவும் வந்துட்டீங்க இதுல, கல்லூரிகள்ல. அப்ப நெனச்சீங்களா, ஒரு வேள நான் பள்ளிகள்ல படிச்சிருந்தா நான் ஒரு வேளை, அங்கேயும் நான் இந்த மாரி முதல் மாணவனா மாறியிருப்பனோ, என்னமோன்னு?